கண்டிப்பா புரியிது. இதை நான் உனக்கு வேணுனா இது பண்ணு, இது வேணானா இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போதே அதங்க புரிஞ்சுக்கிட்டு, அதுக்குகேத்த மாரியே அவங்க அத செய்கிறாங்க இல்லைங்களா, ஒரு <laughs>
நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படி தானேங்க. இப்போ வந்து கம்பெனில ஒரு போனஸ் தராய்ங்கனா நம்ம அதற்காக எவ்வளவு வந்து உழைக்கணும். அப் பா அப்
ஆமா, அது என்னங்க அன்பாகவா தராங்க ஏங்க நீங்க வேற, அத போயிட்டு. அவங்க எங்கேங்க அன்பா தராங்க என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு இல்லைங்க போட்றாங்க.
<laughs> <laughs> ஆமாங்க, அதுவம் நாங்க ஒண்ண இருந்து அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகும்போது, இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நம்ம போகும்போது கண்டிப்பா வந்து அது நமக்கு நல்லது தானே செய்யுது.
சோன்பப்டி. ஆ, ஆ. கண்டிப்பாங்க, கண்டிப்பா அத ம்.
அதே மாரி எல்லைகள்ங்கிறது குழந்தைங்க விஷயத்தில வந்து நம்ம வந்து இலக்கு கொடுத்துட்டோனா அது கண்டிப்பா வந்து அது நல்லதா இருக்குங்கிறத நான் நம்புறேங்க.
ம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ ஆ, இந்த எல்லைய வந்து ஒரு வேளை குழந்த மிறுனுச்சினா
ம்.
நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? மீறாது, அ.
இந்த எல்லை என்பது அ மீறும் மீறும் அதெல்லாம் மீறாம இருக்காது, மீறும். <laughs> அந்த இடத்தில மீரா கிருஷ்ணண் எல்லாம் வரும் அந்த இடத்தில. <chuckles> ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி எல்லைய மீறினா நான் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 1/2 ஹவர் கட் பண்ணிடுவேன் இல்ல 10 நிமிடங்கள் கட் பண்ணிடுவேன்.
<laughs> ஆ. அ. <laughs> ஓ! சரிங்க அ ரொம் அவங்களுக்கு அத புரிய வைக்கணும் ம்.
அவங்களுடைய அதாவது உன்னுடைய ஆ அதாவது "நீ செஞ்சது, நீ செஞ்ச தவறுக்கு, நீயே தான் கஷ்டப்படணும்." உப்பு தின்னா தண்ணி குடிங்கிறத நம்ம புரிய வச்சுரணும்ங்க.